பரவாயில்லயேங்க. ஆனா, இப்ப சாப்பிட்டு தான் வந்து ஆகணும். அவ அவங்கள மாரி வந்து இருக்கவே கூடாது. அப்புறம் நான் அந்த பேர் கண்டுபிடிச்சுட்டேன். க்ளவுட் கிட்சன் இத தான் நான் இவ்ளோ நேரம் யோசிட்ருந்தேன். க்ளவுட் கிட்சன் மாரில்லா இருக்கு. சோ, உணவு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் தூக்கம். கொழந்தைங்க இருக்கிற வீட்லல்லா தூங்கவே முடிய மாட்டேன்ங்கிது அவங்களால. என்ன கேட்டா 2 பேரும் பங்கு எடுத்து. அதாவது, அந்த வீட்ல ஒரு கணவரும் வந்து, அந்த கொழந்தைய வந்து டேம் பண்றதிலா பார்த்துக்கிறதுல வந்து பங்கு எடுக்கிறதுல தப்பே இல்ல.
ம். <chuckles> நிச்சியமா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து சொல்ட்ருவாரு, என் வீ வீட்லயும் நீ வேல குடுக்கற, வெளியும் நான் வந்து வேல செஞ்சுட்டு வரேன். ஏ எனக்குன்ட்டு ஒரு நேரமே இல்லைன்ட்டு. கண்டிப்பா, நான் வந்து பெண்களுக்கு மட்டும் சார்ந்ததா பேசக்கூடாது, ஆண்களுக்கும் சார்ந்ததா பேசணும், இல்லையா? அலுவலகமும் பார்த்துட்டு, அவங்களும் சுத்திட்டு நிச்சியமா, அலுவலகமும் பார்த்துட்டு, இதுவும் வந்து போது எனக்கு தெரிஞ்சு இந்த கொழந்தைங்கள்லாம் வந்து வளர்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, தாய் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கலாம். அவங்களோட முன்னேற்றத்துக்கு நோக்கி போகணும், இருந்தாலும் கொழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்து, கொஞ்சம் ஒரு எல்கேஜி அந்தபோல வந்து, ஆ <clicks tongue> இது சேர்ந்ததுக்கப்புறம் நீங்க தாராளமா, இல்லன்னா தாத்தா, பாட்டி கிட்ட குடுத்துட்டு கூட ஏனா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா,
அதே மாரி தாங்க. ஆ 2 பேருமே. ஆ. ஆமா. எங்கம்மா சும்மா சொல்லுவாங்க. உன்னப் பெத்து, வளர்த்து, இவ்ளோ தூரம் பண்ணி அப்டின்னு சொல்லி. எனக்கு அப்பல்லா வந்து ஃபன்னா இருக்கும். ஆனா, இப்ப எங்கக்கா பையன் வந்து, எங்கக்காவ படுத்துறத பார்த்தா, ஐயோ! நெஜமாலுமே பெத்து, வளர்க்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போல.
ஆ. ம். <laughs> நிச்சியமா, நிச்சியமா. அதும் பார்த்தீங்கன்னா, அந்த பையன்லா வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடவும் வுட மாட்டான். எங்கக்கா வந்து பார்த்தீங்கன்னா, தூங் எதனா ஒரு விஷயத்த எடுத்து வாயில போட்டுட்டு, அம்மா ஊன்னும் போது அவ்வளோதான் தாய் குளத்துக்கு பயப்பே <chuckles> ஏற்பற்றும். ஏன்டா, என்னடா பண்ற என்ன நிம்மதியா சாப்பிட உடேண்டா. உண்மையா அந்த தூக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொழந்த பெத்தவங்களுக்கு வந்து, ரொம்ப வருஷமா வந்து இருக்கவே இருக்காது.
ஆமா. ரொம்போ. ம், ம்.